இல்லங்க சின்ன வயசுல இருந்தே அப்படி தாங்க, எனக்கு எங்க என்ன ப அழுத்தி போட்டு தான் தூங்க வைப்பாங்க, அதான் சொன்னேனே 8:00 மணிக்குலாம் படுக்க வைப்பாங்கனு, என்னை அழுத்தி போட்டு தான் தூங்க வைப்பாங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு பழக்கம் உண்டு.
ஆ. அப்ப நீங்க குழந்தையா இருக்கும் போது, தூங்கி இருக்க மாட்டங்கன்னு நினைக்குறேன் ராத்திரி ஃபுல்லா.
ரொம்ப தூங்க தூங்கினது கிடையாது. அ எல்லா நேரமும் தூங்குவேன், அதுவும் அதுவும் உண்மை, அப்போல்லாம் வந்து எப்படினு பார்த்தீங்கனா வந்து எனக்கு நான் படுத்தோனே 2 செகண்ட்ல தூங்கிடுவேன்.
ஆ அப்போதான் ஒரு ஆ. சரி, அதெல்லாம் பெரிய வரம் தெரியுமா? பெரிய வரம் படுத்த உடனே ஆ.
எப்போ படுத்தாலும் அதுவும் 1 இருக்கு. முழிக்கனுனா முழிச்சிட்டே இருப்பேன். அந்த மாரி கேஸ் நானு.
ஓ, இல்ல இப்ப நீங்க ப அதான் சொன்னீங்க, இப்போ டியூஷனுக்குலாம் நான் போறதில்ல, வீட்டிலேயே இருந்து படிப்பேன் அப்படின்ட்டு, அதுவும் இல்லாம அந்த மனப்பாடம் பண்ண
அப்போ சின்ன சிறு வயதில படிக்கிறது கூட கம்மி தாங்க, உண்மையை சொல்லனுனா நான் படிக்கிறது கூட கம்மி தான், எனக்கு வந்து என்னனா, ஒரு ஒரு நல்ல ஒரு குணம் என்ன இருந்ததுனா குணமா இல்ல அது என்னோட ஆ ஒ இயற்கையிலேயே வந்ததானு தெரியல. எனக்கு நல்லா கவனிக்கிற ஒரு தன்மை உண்டுங்க.
வரமான்னு தெரிய மா. ஆ கண்டி கவனிப்பு திறன் வந்து, இருந்தாலே ஆ,
நான் அதில தான் வந்து, நான் வந்து நிறைய ம மதிப்பெண்கள் எடுத்தேன்.
ஆ சொல்லி வீட்ல அங்கேருந்து பள்ளிக்கூடத்தில சொ ஆ, பள்ளிக்கூடத்தில சொல்லிக் கொடுக்குறத அப்படியே கவனிப்பீங்க.
எனக்கு அந்த மனப்பாடம் பண்ணி, அப்படியெல்லாம் பண்ணத் தெரியாது. கண்டிப்பா.
அவங்க கவனிச்சாலே போதும், அப்புறம் வந்து, இங்க வந்து ஒரு தடவை வந்து வாசிச்சா போதும். ஆ அந்த மாரி
பார்த்தா போதும். இந்த இந்த க குரூப் ஸ்டடி சொன்னேன் இல்லையா, நாங்க எல்லாம் சேர்ந்து படிப்போம்ட்டு, அப்போ கூட வந்து அவங்கள வந்து கத்தி படி படிச்சிட்டு இருப்பாங்க, அதை நான் காதில வாங்கிட்டு தான் இருப்பேனே தவிர, நான் உட்கார்ந்து புக் எடுத்து பா பார்த்துட்டு இருக்க மாட்டேன்.
ஆமா. ஆமா. சரி.

ஆ சரி, சரி. இல்ல நல்லா நல்லா படிச்சிருக்கீங்க உண்மையிலேயே. இந்த மாதிரி இப்போ உள்ள பா இப்போ உள்ள பசங்கலாம், மாணவர்கள்லாம் உங்கள மாரி இருந்தாங்கன்னா, எப்படி எங்கேயோ ஏன்னா, இப்ப டிஜிட்டல் வேறையா
இப்போ இருக்குறவங்க எழுந்துக்கவும் மாட்டேன்றாங்க, ராத்திரியும் படிக்க மாட்டேன்றாங்க. ஆனா, அது என்னவோ தெரியலங்க, என்னோட பொண்ணு பார்த்தீங்கணா, ர ராத்திரி தான் வந்து கண் முழிச்சு படிக்கிறது தான் விரும்புவா.
ஆமாங்க. ஆ அந்த ஜீன் சொல்லுவாங்கள்ல அது, பரவாயில்ல, ஆ
அது ஆனா, என்னோட மனைவி பார்த்தீங்கனா அப்படியே நேர்மாறு. அவுங்க சீக்கிரம் எழுந்து, எல்லா வேலையும் பண்ணுறவங்க.
ஆ. அவங்க வந்து காலையில, நீங்க வந்து நைட்டு, நல்லாயிருக்குங்க, ஆ நல்லாயிருக்கு உண்மையிலே.
அ காலையில நான் ராத்திரி. <chuckles> அதுவே அத் எனக்கு வந்து அந்த பழக்கமே அலுவல்லயும் வந்து எனக்கு இதுவா இருக்கும். காலையில அதான் சொல்வாங்க, காலையில என் கண் வந்து இடி சின்னதா இருக்கும். நேரம் ஆக ஆக அந்த 6:00 மணி ஈவ்னிங்லாம் வருதுல்லீங்கலா, மாலை 6:00 மணிக்குலாம் வரும்போது கண் பெருசாயி, அந்த அந்த எனர்ஜி அப்போதான் வந்து இது புல் பிளெட்ஜ்ட்டா இருப்பேன் நானு.
அ. ம். அப்படிங்களா? அப்பா ஆ
ஆமா. ராத்திரிலாம் வேலை செய்வேன் நானு.
சரிங்க, பரவாயில்லங்க. பரவாயில்ல. இப்ப நீங்க அந்த மாரி நீங்க வந்து ஃபுல்லா இருக்கிற வரைக்கும், ஆ உங்க அந்த மாதிரி எதாவது அந்த தூக்கத்துக்கு வராம, தூக்கமே வராதுங்கிறீங்க. சும்மா உங்களுக்கு ஒரு எனர்ஜிக்கு, எக்ஸ்ட்ரா எனர்ஜி காக ஒரு காஃபியோ ஆ எதாவது தேநீர் சாப்பிடுவீங்களா?
எவ்வளோ வேலை குடுத்தாலும் தேநீர் தேநீர் குடிக்கிற வழக்கம் உண்டு, தேநீர் இல்லை சுடு தண்ணீ அது மாரி நான் குடிக்கிற வழக்கம் உண்டு.
சுடு தண்ணி குடிப்பீங்களா?
ஆ அந்த ராத்திரியில, தேவைனா. ஏனா தேநீர் கிடைக்கலனு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷன் வேற ஆப்ஷன் ந பார்த்தீங்கனா சுடு தண்ணீ தான்.
ம். அது எதனால குடிக்கிறீங்க? ஆ ஆ. அது அது எதனால குடிக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் எனர்ஜி உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கா?